இப்ப மாறுனதுக்கப்புறமா, அவரு இப்ப எந்த இட அந்த ஒ அந் அ தொடர்புல இருக்காரு. இப்ப அந்த இடத்துல எங்க இருந்தாலும் அவரு வந்து, உங்க தம்பி வந்து சமாளிச்சர்லாம்ங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு அவருக்கு. அது என்ன அ பரவால்ல, அவரு வந்து ஏற்கனவே உள்ளவரு வந்து, அவரு ரொம்ப கஷ்டப்பருப்பாரு போல. அதனால தான் இவரு வந்து இவ்வளோ இறங்கி வந்து உங்க தம்பிக்கு இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி குடுத்து, ஒரு நல்ல ஒரு கடைசி வரையும் ஒரு ஆறுதலான ஒரு இதாவே இருந்திருக்கு, அவர் நண்பர் போல. அ இது இதுவரைக்கும் உங்க தம்பிய பத்தி நெறைய அவங்களோட சொந்த அனுபவத்த பத்தி எனகிட்ட வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
தொடர்புல இருக்காரு. ஆ. ஆமா. ஆமாங்க. அதாவது ஒரு ஆமா, ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. மிக்க மகிழ்ச்சி.